இப்போ, இந்த அ சிறு வீடியோக்கள் அதாவது ஷார்ட்ஸில வருது பார்த்திங்களா? ஷார்ட் ரீல்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதில நிறைய வந்துட்டு நம்ம வந்து நேரம் செலவிடுறோம். அது வந்து ரொம்ப அடிமையா இருக்கோம். அது வந்து ஒரு முழு படம் கிடையாது, ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் தான். ஆனா அதுக்கே வந்துட்டு நம்ம அது ஏ அவ்ளோ விரும்ப்றோம் அப்டிங்கிறது தெரில. அப்படி இருக்கும்போது அந்த விருப்பத் தேர்வு உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்களும் இந்த மாதிரி வந்து அதிகமா ஷார்ட்ஸ் ரீல்ஸான அந்த மாதிரி ஷார்ட் கிளிப்பிங்ஸில்ல வந்து அதிக ஆர்வம் காட்டுவீங்களா அதப்பத்தி என்ட்ட பகிர்ந்துக்கிறீங்களா?
ஆமாங்க. கண்டிப்பாங்க, இந்த இஸ் இந்த ஷார்ட் வீடியோனு சொல்றாங்கல்ல? ரீல்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்குங்க இப்ப. எங்கே பாத்தாலுமே ரீல்ஸ், ஷார்ட்ஸ் ஏன்னாங்க எல்லோருமே வந்து இப்போ ஒரு இசைன்னு எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்தில வந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு பாட்டு ஓடும். அது உக்கார்ந்து கேக்கிற அளவுக்கு நமக்கு பொறும இருக்கும். ஆனா இப்போ வந்து எல்லோருமே இப் ஒரு கலெக்டரோ இல்ல ஏதோ ரொம்ப பிஸியான ஆளோ கிடையாது. இருந்தாலுமே வந்து ஏதோ ஒரு விஷயம் ஸ்வைப் பண்ட்டு போறது என்ன, "டைம் இல்ல. நம்ம அடுத்தடுத்து போவோம், போலாம்" அப்டிங்கற மாரி நிறைய பிளாட்பார்ம்ஸ் இருக்குங்க இப்ப. அ. எப்படி சொல்றதுனா. அந்த ஷார்ட்ஸ் வந்து கொட்டி கடக்குது. ஒரு 1000, 2000, இப்டி 3000ன்ட்டு நம்ம உட்காந்தாலே வந்து தள்ளிகிட்டே இருக்கலாம்.
சரி.
அது மாரி மாறிடுச்சு இப்ப. இப்பவு
கண்டிப்பாங்க. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அ அதில அ நிறைய பேர் அதில வந்து நிறைய சம்பாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஒரு ஷார்ட்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆனவிங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆனவிங்க. முதல்ல அந்த டிக் டாக் தான் வந்து எல்லாத்தையும் பிரபலப்படுத்துச்சு அப்படின்னா. இப்போ இந்த இன்ஸ்டாவும், சரி யூடியூபும் சரி எல்லாருக்கும் நிறைய சம்பாத்தியத்த தே தேடி கொடுக்குதுல்ல?
கண்டிப்பாங்க. நீங்க சொன்ன மாரி இந்த ரீல்ஸ் ஷார்ட் போட்டே பேல பெரிய ஆள் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்குன அந்த வாட்டர்மெலான் ஸ்டாருனு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இந்த பிசியோதெரபில தான் ஆரம்பிச்சாரு. என்ன ஒண்ணு ஆனா வந்து அவரு கிரிஞ்சா தான் பன்றாருனு வச்சிக்கோங்களேன். நம்மளுக்கு சில டைம் வெறுப்பு வந்தாலுமே, ஏதோ ஒரு காரணத்தால நம்ம தள்ள முடியாம "துரை என்ன தான் பன்றாருனு பார்த்துட்டு போவோம்" அப்படின்ற மாரி இருக்கு.
ஆமா.
அப்ப அப்படி போ போவும்போது அவரு என்ன நினைச்சிக்கினான்ன நம்ம பெரிய ஆள் போல இருக்கு. எல்லோருமே நம்ப வந்து லைக்ஸ் அதிகமா வருது, வியூஸ் அதிகமா வருது. கழுவி ஊத்துனாலும் அதெல்லாம் பாக்க மாட்றாங்க. ஆனா, என்ன இருந்தாலும் வந்து அந்த ரீல்ஸ் மோகத்துல வந்து அவங்க வேற மாரி போயிட்றாங்க. அதே மாரிங்க, இப்போ வர்ற படங்கள எடுத்துக்கோங்களேன். இப்ப எல்லாமே, இந்த Reelsல அடங்கிடுது. உதாரணத்துக்கு, ஆ எப்டீன்னா, என்னோட மனைவிய எடுத்துக்கோங்க. அவங்க, எடுத்துக்குனா எப்டி, நெறைய இந்த, சைனீஸ் படம். அது மாரிலாம் இருக்கும். அது வந்து எப்டி இருக்கும்னா னா ஒரு படத்தையே வந்து 1 1/2 நிமிஷத்துல முடிச்சுருவாங்க. இது எப்டீன்னா, அது எப்படி வாய்ஸ் டோன் எப்டி பேசுவாங்கன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து இது மாரி ஆவுதுங்க. இங்க வந்து இது மாரி பண்ணும்போது, இந்த ஹீரோ வந்து இது மாரி பண்ணுறாருங்க. அப்டீன்னு சொல்லி, அவங்க பேக்கிரவுண்ட்ல பேசுவாங்க.
கண்டிப்பா. ம். செரி.
ஆனா, அந்த படம் வந்து, ஓடிட்டே இருக்கும். எப்டீன்னா, அந்த மாரி சீன்ஸ் வந்துட்டே இருக்கும். இது மாரி, பல ஹாலிவுட் படத்த வந்து, 1 1/2 நிமிஷத்திலே பாத்த ஆள் யாருனா, என் மனைவி தான். அதே மாரி, நேத்து கூட, ஒரு பக்கத்து வீட்டுக்கு போனோங்க. ஒரு படம் ஓடிட்டே இருந்துச்சு. அந்த படம் ஓடினே இருக்கும்போது, நானும் அந்த படத்த முதல் டைம் பாக்குறேன். என் மனைவியும் அந்த படத்த வந்து, பாக்கலன்னு எனக்கு தெரியும். ஏன்னா, முழுஷா ஒருத்தன் படம் பாத்தா, தெரிஞ்சுரும்ல நம்மளுக்கு.
ம். செரி. ஆமா.
அதுக்கப்பறமே, நான் என்ன நெனைச்சேன், ஒ "ஒருவேளை இதுமாரி நடக்குமா? அடுத்தது?" அப்புடி ரொம்ப த்ரில்லிங்கா, வந்து சுவாரசியமா இருந்துச்சு. ஒடனே அதுக்கு என் மனைவி, "இல்ல அப்டீல்லாம் வராது. இங்கு வந்து இப்டி நடக்கும். இது வந்து இப்டி முடியும். இவன் வந்து, இவன் தான்" அப்டீன்னு சொல்றாங்க. எனக்கே ஒரு ஷாக் ஆயிருச்சு. எப்டீங்க இந்த மாரி, "எப்டி நீ சொல்ற? நீ எப்டி படமே பாக்கலையே. பாத்திருந்தா தெரிஞ்சுருக்குமே நம்மளுக்கு?" அப்டீன்றேன். "எல்லாம் ரீல்ஸ்ல பாத்துட்டேன்" அப்டீன்னுது.
ஆ. ம்
இப்ப அந்த 3 நேரம் படத்தயே, ஒரு ரிலீஸ்‌ல முடிச்சு விட்டுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா எ
கண்டிப்பா, கண்டிப்பா.
ஒரு டைரக்டர் ஒரு படத்த எடுக்க எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பாரு? என்னென்னா, அந்த படத்த வந்து வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எவ்ளோ உழைப்பு இருக்கும், ஆனா இந் இந்த இந்த ஷார்ட்ஸ், ரீல்ஸ்ன்றது வந்து, நல்ல விஷயத்துக்கும் அமையுது, கெட்ட விஷயத்துக்கும் தான் அமையுது. இப்ப, ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா
நிச்சயமாங்க.
ஒரு நல்ல ஒரு ரிவ்வியூ வருது. ஓகே இத பார்த்துட்டு ஒரு இன்ஸ்பயர் ஆயி போவாங்க. ஏதோ ஒரு சாங் இருக்கும். அந்த சாங் ஒரே டியூன் தான் அந்த சு, அந்த டியூன் வந்து நம்ம ரொம்ப பிடிச்சிருக்கும். "ச்ச, இதப் பாக்கறதுக்குன்னே நாம போவோம்டா", அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பாட்டு, இசையும் நம்மள ஈர்க்கும். அதே மாரி ஒரு ஒரு சில சின்ன, சின்ன விஷயம் இருக்கும். ரொம்ப பில்டப் குடுத்து, மொக்கையாக்கிருப்பாங்க.
ஆமா.
அத மட்டுமே தூக்கி ரீல்ஸ்ல போட்டு கழுவி ஊத்திருப்பாங்க. சோ அப்படி பார்க்கும்போது, அந்த படத்து மேல ஒரு நல்ல அபிப்பிராயம்ன்றது நம்மளுக்கு வராது ஓகே இது என்ன பண்ணாலும் இப்படி தான் போகுது போல இருக்கு அப்படின்ற மாரி இருக்கு. அதே மாரிங்க இப்ப, இந்த காலத்துல பசங்கன்னு எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன்
கண்டிப்பா.
அது வந்து எல்லாருமே இந்த Reels மோகத்ல மூழ்கி இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்ப ஒரு உதா
கண்டிப்பா. இப்ப ஒரு ட்ரெண்டா ஒரு பாடல் வருதுன்னு வைங்களேன் ஒரு உதாரணத்துக்கு. இந்த மோனிக்கா பாட்டு வந்துச்சு. எல்லாரும் அத பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது வந்து குழந்தைகளையும் ஈர்க்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்டெப்பு. அந்த ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப் புன்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாரி எதாவது ஒண்ண போட்டு வுட்டுட்டு, அத வந்து எல்லாருமே ஈர்க்கக்கூடிய வகையில வந்து அத பண்ண ஆரம்பிக்கிற அளவுக்கு, அந்த படங்கள்ல வரக்கூடிய இந்த பாடல்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குதுன்னு சொல்லலாம்.
கண்டிப்பாங்க. இப்ப வந்து இந்த Reelsல பண்றது, இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது ஹார்ட் வைப்பாங்க, அதெல்லாம் பார்த்து இந்த சின்ன பசங்க கத்துக்குறாங்க. இப்ப என்ன என்னோட பொண்ணுக்கலாம் வந்து நான் எதுவுமே சொல்லிக் குடுக்கல. ஆனா வந்து ஃபோட்டோ குடுமா, போஸ் குடுமான்னு கேட்டா அப்படியே ஹார்ட் மாரி கை வைக்குது. <chuckles> இதுக்கப்பறம் இப்படி ஒரு டான்ஸ் பண்ணுது. யாரு? கூட தான இருந்தேன். யாரம்மா உனக்கு இதெல்லாம் கத்துக் குடுத்தான்னு கேட்டா, "டேடி இதெல்லாம் உனக்கு தெரியாதா? போங்க டேடி" அப்படின்து. அப்போ வந்து சின்ன பசங்க தான், ஆனா அவங்களுக்கு யார் சொல்லித் தர்றான்னா இந்த Reels.
<laughs> அதேதான். அம்.
இப்ப முன்னாடில்லாங்க ஒரு படத்த பார்த்து ஒரு ஹீரோ இத மாரி தம் அடிக்கிறாரு. அப்போ ஒரு ஹீரோ இது மாரி வந்து ஹீரோயிசம் பண்றாரு. அப்படின்னு பார்த்து, அந்த படத்த பார்த்து கெட்டு போய்ட்டியான்னு சொல்லலாம். ஆனா, இந்த காலகட்டத்தில எல்லாமே ரீல்ஸ்ல மாறிடு்ச்சுல? இப்ப வந்து நீங்க சொல்ற மாரி ஒரு நம்ப ஹூக் ஸ்டெப்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஸ்டெப் வந்து ரொம்ப டிரெண்டிங்காயி இருக்கும். அந்த 5 நிமிஷ பாடல்ல, அது ஒரு 1 1/2 நிமிஷம் தான் வரும் அந்த ஸ்டெப்பு. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கன்னா அந்த வந்தண்ணா வந்தண்ணா பூ மலர அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டெப் இருக்கும்.
கண்டிப்பா. ஆமா. ஆமாமா.
அது வந்து அந்த ஸ்டெப் வந்து யாரும் போட முடியாது. ஆனா வந்து அந்த ஸ்டெப்ப வந்து எல்லாருமே வந்து பாடி எல்லாருமே ரீல்ஸ் போட்டு இப்போ என்ன மறந்துடுவாங்கன்னா, அது உண்மையாலுமே பாட்டே மறந்துருவாங்க.
ம்ஹம்.
எல்லாமே ரீல்ஸ் மோகத்தில போயர்றாங்க. இது மாரி நிறைய பாட்டு வந்திருக்குங்க. இது எப்படின்னா இந்த படத்தில் கூட அந்த மாதிரி ஸ்டெப் வந்து பேமஸ்சாயி இருக்காது. அந்த மாதிரி வந்து இவங்க அதிகமா எடுத்து இவங்க டிரெண்டிங்காயி இவங்க அதிகமா காசு சம்பாதிப்பாங்க. அதே மாரி முக்கியமா சொல்லப்போனோ அந்த காசு பார்க்கிறதுங்க.
கண்டிப்பா.
இப்போ வந்து படத்துக்கு ஈக்வோலா போய்ட்டு இருக்கு.
சரி.
அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு படத்த எடுத்து அது ஒரு 6 மாச காலம் வந்து ஒர்க் பண்ணி அதை வந்து நிறைய பேர்ட்ட வித்து அதுக்கப்புறம் அந்த தியேட்டருக்கு போயிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் ஓட்ன பிறகு தான் அந்த ப்ரொடியூசருக்கே வந்து ஒரு மன திருப்தி வரும். அதுவும் எப்படி பல கோடிகள போட்டு உட்காந்துட்டு, லாபம் கிடைக்குமா? இல்ல போயிடுமான்னு சொல்லி உட்காந்த கதலாம் இருக்கும் ப்ரொடியூசருக்கு.
ஆமா. கண்டிப்பா.
ஆனா, இவங்க இப்ப Reels எப்டி இருக்குன்னா. நான் ஏன் வந்து புரொடியூஸ் பண்ணனும்? என் வீட்ல ட்ரெஸ் இருக்கு. நான் போடுறேன். ஒரு ஸ்டாண்ட வைக்கப் போறேன். ரீல்ஸ் போடப் போறேன். டான்ஸ் ஆடப் போறேன். காசு சம்பாரிக்க போறேன். அவ்ளோதான். இது நீ வந்து காசு வரலனா எனக்கு பிரச்சன இல்ல. நான் அடுத்த Reels அ நோக்கி போறேன், அப்டீங்கிற மாரி இருக்கு. அப்ப இப்போ வந்து ஒரு ஹீரோ வந்து படத்துல சம்பாரிக்கிற மாரி, இப்ப இந்த YouTubeலாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா காசு சம்பாரிக்கிறாங்க. நீங்க கேள்வி பட்டுருக்கீங்களா? அதாவது
ஆமாங்க. நிறையாவே வந்துட்டு இப்போ ஒரு படங்கள் கூட வந்து நம்ம பாக்குறோன்னு வைங்களேன். அந்த படத்த வந்து இவிங்க என்ன பண்றாய்ங்கன்னா, ஒரு Shorts வீடியோவா போட்டு, அது ஒரு பேஜ் ஓப்பன் பண்ட்றாய்ங்க, Instaல. அந்த பேஜ, வந்து நம்ம ஒரு ஒரு Shorts பாத்து அந்த ஒரு சீன பாத்து அந்த படத்த பாக்க வந்து விருப்பப்படுவோம். ஆனா, அந்த படம் வந்து வந்திருக்காது. வோ எதுலயுமே வந்திருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டு, அத அப்டியே வந்துட்டு பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு போடுறது. இப்ப நமக்கு ஆர்வத்தை தூண்டுதில்லையா அது?
ம். ம். ஆமாங்க. இது வந்து, அவுங்களும் சம்பாரிக்கிறாங்க.
அந்தமாரி.
அந்த படத்த பாக்குரதுக்கும் தூண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
கண்டிப்பா.
இது வந்து 2 விஷயமா இருக்குங்க. அதே மாரி இந்த சின்ன குழந்தைகள எடுத்துக்கிட்டோனு வச்சுக்கோங்களேன். இந்த சாப்பிட போம்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா, நம்ப ஒரு படத்த வச்சுட்டு கொடுக்க முடியாது. அந்த படத்தை அவங்களுக்கு புரியாது. என்ன ஏன்னா அந்த ஒரு படத்துல வந்து எல்லாமே ஒரு மாரி அமையாது. எல்லாமே ரீல்ஸ், ஷார்ட்ஸ் அப்படின்னும்போது அந்த குழந்தைகள் சார்ந்த ரீல்ஸ்சுங்க. இப்போ யூட்யூப் போனோன்னா, இந்த நீங்க ஷார்ட்ஸ் வந்து நீங்க ஒரு பிடிச்ச ஷார்ட்ஸ்ல வந்து ஒரு ஒரு 10 டைம் பார்த்துட்டீங்கன்னா. எங்க போனாலுமே அந்த ஷார்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். அவங்க நியூவா அப்டேட் பண்ணாலுமே சரி. அது அதுமாரி.
கண்டிப்பா. அந்த மாதிரி வந்து, வந்து போகும். அது வந்துட்டு, அந்த ஷார்ட்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னடா இந்த அளவுக்கு இவ்ளோ தூரம் வந்துட்டு, இ இப்படி பண்ணுறாய்ங்களே? ஒரு சில ஷாட்ஸ் வந்து சின்ன பிள்ளைங்கள வச்சு பண்ணுறாங்க. பெரிய ஆட்கள வச்சு பண்ணுறாங்க. இந்த மாதிரியும் பண்ணுறாங்க, இல்லையா?
ஆமாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இந்த சின்ன வயசுலயே ரொம்ப வந்து மெச்சூரிட்டி அடைஞ்சுட்டா அது நல்லா இருக்காது. குழந்தைங்க குழந்தைங்களா இருந்தா தான் நல்லா இருக்கும். அது மாரி இந்த ஷார்ட்ஸ், ரீல்ஸ் வந்து, அவங்களை வந்து ரொம்ப கெட்டு போறதுக்கான ஒரு சூழ்நிலைகள். ஏன்னா, எல்லாருக்குமே வந்து இந்த பெரியவங்களுக்கு 3 மணி நேரம் உக்காந்து பாப்பாங்க. இதே வந்து சின்ன குழந்தைகளை, நம்ம தேட்டருக்கு கூட்டு போறோம்ன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளும் படம் பாக்க முடியாது. அவங்களும் படம் பாக்க மாட்டாங்க. இப்போ, உதாரணத்துக்கு எடுத்துக்குட்டோம் வச்சுக்கோங்களேன். நானும் என் மனைவி, அ 1 பொண்ணு 3 பேரும் தேட்டருக்கு போனோம்ன்னா, என் மனைவி வந்து, உஷாரா இருப்பாங்க. அதை ஒக்காந்த எடத்தை விட்டு, நவுந்துர மாட்டாங்க. அப்படியே பாப்பாவுக்கு வந்து யூரின் வருது அப்படின்னா, "அ டாடிய கூட்டு போய்ட்டு வா" அப்படின்ருவாங்க. அப்ப நம்ம அங்க தான் போணும். அதேமாதிரி அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கம்முனு இருக்காது. ப கொழந்தை ஒடனே வந்து, ஸ்நாக்ஸ் வேணும், டாடிணும். அதுக்கப்புறம் நம்ம தான் போணும். இது மாரி, பல 3 படத்துல வந்து க்ளைமேக்ஸ் என்ன, இன்ட்ரவல் சீன் என்ன. அதுக்கப்புறம், அந்த படத்தை பாக்கவே மாட்டேன். ஒரு நிற் ஒரு குறைவாவே வருவேன். இது வந்து, நம்ம இது மாரி இருக்கு. ஆனா வந்து, பசங்களுக்கு முக்கியமான ஒரு படமா பாக்குறது என்னன்னா. அவங்க ரீல்ஸ் தான் வந்து படமா நெனைச்சுக்கிறாங்க. இப்போ வந்து, அவங் அவங்க கையில குடுத்தா, அவங்களே மாத்திக்கிறாங்க எல்லாமே.
ஆமா.
அந்த மாரி அ டயனாரோமா வையின்ராங்க. அப்புறம் வந்து இதை வையுங்க, அதை வையுங்கன்றாங்க. யார்ரா டயனாரோமா அப்படின்னு கேட்டா, அது மாதிரி ஒரு ஸ் ரீல்ஸ் போடுறதுல வந்து, சின்ன கொழந்தைங்க வந்து பேசிட்டு, அவங்க வீட்ல வந்து இது மாரி பண்ணுவாங்க. அது மாரி, ரீல்ஸ் எடுத்து போடுவாங்க. நான் கூட ரொம்ப நாளா டயனாரோமா டயனாரோமானா வேற ஏதோ ஃபிரெண்ட்டு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிகிறது யூட் YouTube Shortsல வர டயனாரோமா அப்படின்னு.
ஆ.
அப்புறோம் நேத்துகூட வந்து உட்காரும்போது ஏன்னா வீட்ல வந்து ஆ அவங்க சமைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பாப்பாக்கு ஊட்டிவிடுங்க. பாப்பாக்கு Shorts அ டிவி போட்டுவிங்கன்னுபோது, அது கரெக்ட்டா சொல்லுது "டாடி, இந்த டாம் Talking Tom போட்டு உடுங்க டாடி" அப்படின்து. அது எப்படின்னா அது ஒரு Shortsல வரும் Talking Tom.
ஓ! த் அஹ.
இந்த மாரி அது வந்து இந்த குழந்தைகள் எல்லாருமே வந்து Shortsல மூழ்கிடுறாங்க. அந்த குழந்தைகளலாம் அப்படி மூழ்கிறாங்கன்னு பார்த்தா. இந்த பெரியவர்களும் Shortsல ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்காங்க. இப்ப.
ஓ! சரி. கண்டிப்பா.
இப்ப நம்பளுக்கு கூடங்க. நம்ம உட்கார்ந்து ஒரு விஷயத்த நமக்கு ஒரு 5 நிமிஷம் கேட்கறதுக்கான பொறுமை நம்பள்ட்ட இல்ல. இப்ப அந்த காலத்திலலா வந்து, இந்த பொதிகை அப்படின்ற மாரி ஒரு சேனல் இருக்கும்.
ஆமா.
அது வந்து வாரத்துக்கு 1 நாள் வந்து அந்த ஆன்டென்னா வச்சு ஒளியும் ஒலியும் வெள்ளிக்கிழமை போடுவாங்க அது 1 மணி நேரம் பாட்டு.
ஆமா.
அத வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம உட்கார்ந்து அத கீழே காட்டு அ அதை கேட்டு அந்த பாட்டை ரசிச்ச காலகட்டங்கள்லாம் இருக்கு. ஆனா, இன்னும் கூட ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல, நான் ஒரு நான்னு 3ம் வகுப்பு, 4ம் வகுப்பு படிக்கும்போதெல்லாம், வாரத்துக்கு 1 நாள் படம். அத வந்து அப்படி மறந்துட்டு நம்ம அதுக்குள்ள முழ்குவோம். அந்த நேரத்தில எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டோம். ஏன்னா வாரத்துக்கு 1 நாள் அதான் வருது. மீதி நாட்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா வோ அந்த பொதிகை சேனல்ல அத மட்டும் தான் போடுவாங்க. ஆனா, இப்ப காலகட்டத்தில வந்து வாரத்துக்கு 10 படம் ரிலீஸ் ஆகுது.
ஆமா.
இப்ப அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கு, அப்டித்தான?
ஆமாங்க. ஆமா, கண்டிப்பா.
அப்ப இப்டி இருக்கும்போதுங்க, இது வந்து பெருசா போயிட்டு யாரும் வந்து முன்னாடி வந்து அதிகபட்சமான வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது. அதுனால ஒண்ணு உட்காந்து பாத்தாங்க. இப்போ வந்து பிளாட்ஃபார்ம்ல கொட்டி கிடக்கு. எப்டின்னா, டக்குனு வந்து ஹிந்தி படத்த வந்து ரீமேக் பண்ணி விடுறாங்குங்க. கேட்டா வந்து பேன் இண்டியா ஃபிலிம் இன்றாங்க. கனடா படம் உள்ள இறங்குறாங்க, மலையாள படம் உள்ள இறங்குது. அப்ப இது மாரி இருக்கும்போது, முன்னாடில்லாம் வந்து ரீமேக்னு சொல்லி வேற மாதிரி விட்டாங்க. எப்டீன்னா, அந்த படத்த வந்து திருப்பி இவங்க படம் எடுத்துட்டு. ஆனா இப்போதெல்லா அப்டி இல்ல. ஒரு டைம் படம் ரிலீஸ் பண்ணுறேனா 5 லாங்குவேஜ்ல விடுறேன். கேட்டா பேன் இண்டியா ஃபிலிம். அப்போ வந்து தமிழ் படத்த தாண்டி மத்த படம் பாக்குறது வந்து கொட்டி கிடக்குது. இப்போ கொட்டிக் கிடக்குறதால அவங்க அங்கே போறதுக்கு நேரம் இல்ல. அந்த நேரம் இல்லாம என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ப ஷார்ட்ஸ்லேயே பாக்கலாம். இந்த படம் நல்லா இருக்கா? ஓ! இவங்க பண்ணுறாங்களா? நிச்சயமா இந்த ஷார்ட்ஸ்ல பேமஸ் ஆகுறவங்க எப்டீன்னா, இந்த காமெடி வீடியோஸ் பண்ணுவாங்க.
கண்டிப்பா.
இந்த மல்லேஷ் கண்ணன் சொல்லி ஒருத்தர் இருக்காங்க. அப்புறம் வந்து இந்த பிராங்க் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்க நமக்கு வந்து என்ன தான் பிசியா இருந்தாலும், ஒரு 5 நிமிஷம் ஒரு 1 1/2 நிமிஷத்துல, 2 நிமிஷத்துல இந்த ரீல்ஸ் பாத்துறோம்னு சொல்லிட்டு, அதுவே பல மணி நேரம் எடுத்துட்டு போவும். ஆனா நம்ப அதுல ஈசியா மூழ்கிடுவோம். நீங்க அது மாதிரி இருக்கிறீங்களா? அது மாதிரி ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு?
ஆமாங்க நெறையா ஒரு, ஒரு, ஒரு ரீல்ஸ் பாக்குறேன் அப்டீன்னா, அது எந்த ஆளும் கிடையாது. ஒருத்தவங்க வந்துட்டு நமக்கு ஒரு ஒன்றிணைஞ்சு ஏதோ ஒரு செயல் பண்ணுறாங்க, நம்ப வீட்ல குடும்பத்துல நடக்குற மாதிரி, ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுனா கூட, அ அவங்களோட உள்ள எல்லா ரீல்ஸையும் எடுத்து பாக்குறது. அடுத்தடுத்து பாக்க போனோம்னா, அப்டீயே தொடர்ந்து போயிரும் அந்த மாதிரி கூட அனுபவம் இருக்கு.
ஆமாங்க. நீங்க சொல்லுறது தான் இப்ப ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் இருப்பாரு. அவர் பெயர் கூட ஞாபகம் இல்ல எனக்கு. ஆனா, நேத்து கூட என் மனைவி காட்டுனாங்க. அவங்க வந்து என்ன பண்ணும்போது, உங்க குடும்பமே பைத்தியக்கார குடும்பம்டா, அப்டீன்னு சொல்லி அவங்க பொண்டாட்டி வந்து அவங்க ஹஸ்பண்ட்ட பாத்து சிரிக்கும் ஒரு மாரி. உடனே என் ஒய்ஃப் இந்த வீடியோ காமிச்சி என்னை பாத்து சிரிச்சுனு இருக்கறாங்க. உடனே, "நான் இல்ல இங்க பாரு அடி வாங்குவா நீ!" அப்டீன்னேன். என்னா இது மாரி ஷாட்ஸ் வந்து ரிலே ரிலேட் பண்ணிக்குறாங்க. எல்லாருமே சிலவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிடுவாங்க. சோ இது மாரி தான் இந்த காலகட்டத்துல வந்து ஷார்ட்ஸ், ரீல்ஸ் எல்லாமே வந்து படத்த தாண்டி, இது மாதிரி எல்லார்ட்டையும் வந்து ஒரு பேமஸ் ஆகி, அது வந்து எல்லார்ட்டையும் கொண்டுபோய் சேர்க்குது. அத வந்து எல்லோரும் கனெக்ட் பண்ணிக்குறங்கனு நான் நம்புறேன்ங்க.
சரி. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா ரொம்ப அழகா வந்துட்டு இந்த ஷார்ட்ஸ், ரீல், வீடியோக்கள், ரீல்ஸ் வந்து எந்த மாதிரி போகுது. அப்டிங்கிறதையும் உங்க உங்க குடும்ப சூழல்ல இந்த மாதிரிலாம் பாக்குறாங்க. குழந்தையாகட்டும், என் மனைவியாகட்டும் இந்த மாதிரிலாம் வந்து பாக்குறாங்க, இந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணுறாங்கன்னு, ரொம்ப அழகா வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க கிட்ட பேசுனதுல ரொம்பவே மகிழ்ச்சி. நன்றிங்க.
நீங்களும் அழகான கேள்வி எல்லாம் தொகுத்தீங்க. அதனா, உங்கள்ட்ட பேசுனது நான் மகிழ்ச்சியா உணருறேங்க. நன்றிங்க.
நன்றி.